வீட்ல இருந்து வேலை செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும், இல்ல வேலையே வேலைக்கு போகாம, வீட்டு வேலைகளையும், குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறவங்களா இருக்கட்டும், வெளிய போய் வேலை செய்யுறவங்களா இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான ரொட்டின் வந்து, அடுத்து இதுக்கு அடுத்து என்ன? அடுத்த வேலை என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு நடுவுல ஒரு இடைவேளை. ஒரு பவர் நேப் எடுக்கிறது சாத்தியமா? இதுல, உங்களோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
ம். ஆ. கண்டிப்பா, எனக்கு இதுல எனக்கு இதுல நெறைய அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம்.
ஓ.
ஏன்! கேட்டீங்கன்னா வந்து, என்னோட குடும்பம் வந்து, கொஞ்சம் பெரிய குடும்பம். ஆ. கணவர் இருக்றாரு. பின்ன 3 குழந்தைங்க. 3, 2 பெரிய பசங்க! 1 சின்னக் குழந்தை! பின்ன என்னோட மாமியாரும் இங்க தான் இருக்காங்க, எங்க கூட. அப்படி இருக்கும்போது வந்து, வேலைகள் கண்டிப்பா வந்து குடும்பத்துல அதிகமா தான் இருக்கும்.
ம்ஹ்ம்.
அப்போ இன்னும் சொல்லப்போனா வந்து, ஓய்வெடுக்கறதுக்கு நேரமே கிடைக்காது.
ஓ.
அ நான் இப்போ, ஒரு இதுல வேலையும் பாத்துகிட்டு இருக்கிறன் அலுவலகத்துல. அப்போ அதுனால வந்து, எனக்கு நேரம் கிடைக்குறது ரொம்ப கம்மி தான்.
ம்ஹ்ம்.
எப்பயாவது நானே வந்து கொஞ்சம் அப்படியே டயர்டு ஆயி போயினா ஒரு 10 மினிட் மயங்கிருவேன். எப்பயாவது.
ஓஹஹோ. அது வந்து. அலுப்புல நீங்க உங்களையே அறியாம வந்து ஒரு எடுக்கிற ஒரு பவர் நேப்பா இருக்கு.
ஆமா. ஆனா அது பாருங்களேன். அந்த பவர் நேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது பாத்தீங்களா?
ஆஹம்.
அது வந்து நம்ம எத்தன வந்து எத்தன மணி நேரம் நம்ம ஒரங்குனாலும் அந்த பவர் கிடைக்குமா? அந்த பவர் நேப் ஓட ஒரு பவர் கிடைக்குமாங்கிறது எனக்குத் தெரியல. ஆனா பவர் நேப் க்கு கண்டிப்பா இந்த ஒரு சிறு ஓய்வுகளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அதுக்கு அப்புறம்.
ஓ! அந்தப் பேருக்கு ஏற்றார் போலவே உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குது அப்டின்னு சொல்றீங்க. <laughs> ஓ ஆனா எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அ என்னோட அனுபவத்துல இதுவரைக்குமே அந்த ஒரு சிறிய ஓய்வு அது சின்ன ஒரு தூக்கமா இருந்தா அது எந்திரிக்கும்போது எனக்கு ஒரு தலைவலிய வந்து கொடுக்கும். அதனால நான் பகல் நேரங்கள்ல இந்த மாரி ஒரு சிறு ஓய்வு எடுத்ததே கெடையாது. அதனால நீங்க சொல்லும்போது தான் தெரியுது. அது ஒரு புத்துணர்ச்சிய ஏற்படுத்தும் போல இருக்கு. மத்தவங்களுக்குல்லாம் அப்படின்னு.
ஆமாங்க. ம். அது என்னன்னா நீங்க வந்து அ ஓய்வெடுக்கணும்னு நம்ம நினைச்சுட்டு, நம்ம தீர்மானிச்சுட்டு அப்படி போய் ஒரு ஓய்வெடுக்கும் போது, அதுல இருந்து, நமக்கு வந்து ஒரு தடைகள் வரும். அந்த ஓய்வுல இருந்து, நமக்கு வந்து திடீர் எழுந்திருக்கனும் அப்படிங்கற ஒரு நெலைமை வரும்போது, கண்டிப்பா வந்து அந்த ஒரு தலைவலி இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா இது, நம்ம உடலும் சோர்ந்து நம்ம நம்ம அறியாம நம்ம தூங்கி போறோம் பாத்தீங்களா, ஒரு 10 மினிட்டு!
ம்ஹ்ம். ஓ.
அதுல தான் வந்து, நமக்கு உண்மையிலேயே புத்துணர்ச்சி கெடைக்குதுன்னு என்னுடைய கருத்துங்க.
ஓ. ஓ. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா, அவங்க வந்து வேலை செய்ற நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம் 9 மணி நேரம்ன்னா, 8 மணி நேரம்னாலும் அதுக்கு நடுவுல அ வேலை செய்றவங்களுக்கு வந்து, இந்த ஒரு சிறு ஓய்வு கட்டாயமாக்கி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த இத வந்து இந்தியா மாரியான நாடுகள் அதிக ஜனத்தொகை கொண்ட வேலை நேரமும் வந்து, அதிக நேரம் கொண்ட நம்மளால பின்பற்ற வாய்ப்பு இருக்கா?
ஓ. கண்டிப்பா, இது நீங்கச் சொல்றது, எனக்கு இப்போ வந்து ஒரு புதிய அறிவாக இருக்கிறது! ஆ என்கிட்ட கேட்டீங்கன்னா, இப்போ இத வந்து இந்தியாவில வந்து, நாம வந்து நாம செயல்படுத்தினோன்னா, நல்லா அ உழைக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது கெடைக்கும், தென்பு கெடைக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறங்க. ஆனா, அந்த மாரி ஒரு விஷயம் நான் வந்து, இதுவரைக்கும் நம்முடைய நாட்டுல நான் வந்து கேள்விப்பட்டதில்ல.
ஓ. அதாது சீனா மாரியான நாட்டுல வந்து, அவுங்க ஆனா, அவுங்க வந்து உழைக்கிற நேரம் எப்படின்னா உழைச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அவுங்களுக்கு வந்து இந்த ஒரு பவர் நேப் எடுக்குறதுக்கு, அந்த நெறைய ஏற்பாடுகள் செய்து, அது அதுக்காக ஒரு படுக்கையோ, ஒரு மெத்தயோ அவுங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அவுங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்கனா, அந்த நேரத்துல வந்து, எல்லாருக்குமான ஒரு நேரம் அப்படிங்கும்போது எல்லாரும் அந்த இடத்திலேயே, அப்படியே படுத்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஓய்வு எடுத்துட்டு திரும்பவும் வந்து வேலைகளை வந்து மும்முரமா செய்வாங்க, அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆமா. ஆ! ஆஹ்! ஆனா வந்து, அது என்ன தெரியுமா, பாருங்களேன்! இந்த நேரத்துக்கு வந்து, நீ பவர் நேப் எடுக்கணும்! அப்படின்னு சொல்லும்போது ,அது தூங்க முடியுமாங்கறது எனக்குத் தெரியல. மனசு வேணா வந்து, நமக்குள்ளயே ஒரு மனசு மனசுக்கு ஒரு ஓய்வு கெடைக்கும். கண்களுக்கு ஒரு ஓய்வு கெடைக்கும். கைகளுக்கு ஓய்வு கெடைக்கும். ஆனா வந்து, நமக்கு உண்மையிலே தூக்கம் கெடைக்குமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, அ அது சாத்தியம் இல்லன்னு தான் என்னுடைய கருத்து.
ஓ. அ நீங்க சொல்ற சொல்ற மாதிரி, அது வந்து நம்மளோட மனசுக்கு ஒரு ஓய்வு தான். கண்டிப்பா. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கான நேரம் அப்படின்னு நமக்கு சொன்னாலே, நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கெடச்சுரும். ஆனா, அவுங்களுக்கு வந்து அந்தப் பழக்கத்துனால, அந்தத் தூக்கம் வரலாம். ஆனா, புதுசா நம்ம முயற்சி பண்ணோம்னா, அது நடக்குமாங்கறது தெரியல. சின்ன வயசுலலாம், ரொம்ப சின்னக் குழந்தைகள்ல பாத்தீங்கன்னா, பள்ளிகள்ல மதிய நேரங்கள்ல வந்து, அவுங்களுக்கு ஓய்வு குடுத்துருவாங்க. அவுங்களுக்கு வந்து தூங்க வச்சு, திரும்ப அதுக்கப்புறம் அவங்க எழுந்து, அவங்க புத்துணர்ச்சி பெற்ற அப்புறம் பாடங்கள நடத்துவாங்க. அதுக்கப்புறம் தான், வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? பள்ளிகள்ல இப்போ ஒரு பெரிய ஒரு பிரஷர்ல இருக்க பெரிய குழந்தைகளுக்கும் இத பின்பற்றணும். ஒரு 10 நிமிஷமோ, ஒரு 15 நிமிஷமோ ஒரு சின்ன ஓய்வு. அது குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி குடுத்தா அதுக்கப்புறம் அவுங்க வந்து, படிப்புல அதிக கவனம் செலுத்த முடியுமா?
<laughs> ஓ. இல்லீங்களா? ஆமா. ஆ. இப்போ இத பொறுத்த வரைக்கும் நீங்க என்கி என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆ. பள்ளிகள்ல இத கண்டிப்பா வந்து செயல்படுத்தலாம். ஆனா வந்து இப்போ இருக்கற கொழந்தைங்க ராத்திரி கூடத் தூங்க தயாரா இல்ல அவுங்க.
ம்ஹ்ம். <laughs>
ஏன்னா, வந்து கெடைக்கற ஒரு 5ஓ 10ஓ ஒரு நிமிடங்கள் கெடைச்சாலுமே அவுங்க அந்த நேரத்துல எப்பிடி வெளையாடணும்? நண்பர்கள் கூட எப்பிடி இருக்கணும், பேசணும், சிரிக்கணும் இல்லயா, வீட்டுல இருந்தாங்கன்னா வந்து எப்பிடி வந்து தொலைபேசி பாத்துட்டு இருக்கணும், இல்ல அலைபேசி கூட இருக்கணும். இப்பிடி தான் நெனைக்கிறாங்களே ஒழிய, ஓய்வ பத்தி அவங்க நெனைக்கறதே இல்ல. ஹைபர் ஆக்டிவ்னஸ் அதிகம் ஆயிடுச்சு. இப்போ.
ம்ஹ்ம். அப்படி இருக்கும்போது அது பள்ளிகள்ல செஞ்சா, ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க.
செஞ்சா நல்லதாக இருக்கும். ஆனா வந்து ப அவுங்க செஞ்சாலும் அந்தக் கொழந்தைங்க ஏத்துக்கற ஒரு நிலைமையில இப்ப இல்லன்னு என்ற என்னோட கருத்துங்க.
ம்ஹ்ம். <laughs> <laughs> ஆமா. அது ரொம்ப சரியா தான் சொன்னீங்க. வீட்ல இருக்கும்போது அந்த சுதந்திரம் இருக்கும். ஆனா பள்ளிங்கும்போது ஒரு கட்டாயத்துனால அத பின்பற்றலாம். அது அது தெரியல. நானுமே வந்து சின்னக் கொழந்தைகள் வந்து அந்தப் பள்ளியில ஓய்வு எடுக்கறத பாத்துருக்கேன். அது ரொம்ப அழகா வந்து உடனே அந்த நேரம் ஆன உடனே அவுங்க ஆசிரியர் சொன்னவுடனே போய் எல்லாரும் அவுங்க, அவுங்க எடத்துல வந்து படுத்து உறங்குவாங்க. வீட்ல கூட இப்பிடி வந்து அந்த தானாகப் போய் படுத்துத் தூங்க முடியுமா! அப்பிடின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஏனா நம்ம வந்து அ. தாய்கூட இருக்கணும், அ. அமைதியா இருக்கணும். எந்த ஒரு வெளிச்சமும் இருக்கக் கூடாது. நெறைய கட்டுப்பாடுகள் வீட்ல அவுங்க வந்து கேப்பாங்க. ஆனா பள்ளிகள்ல வந்து அனுசரிச்சு அவுங்க அந்த எடத்துலேயே தூங்கிடுவாங்க. அத பாத்து தான் எனக்கு இந்த சிந்தனை வந்தது. இப்போ நீங்க வந்து பவர் நாப் எடுக்குறீங்க. ஒரு ஓய்வு எடுக்குறீங்க. உங்களையே அறியாம அசதியில தூங்குறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்கள வந்து தொந்தரவு செய்து, இல்ல யாரோ வந்து தொந்தரவு செஞ்சா, என்ன மாரியான ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படும்?
ஆமா. ம். ஆ. ஆமா. ஆ. கண்டிப்பா எனக்கு அது ஒரு, கோவமூட்ற ஒரு விஷயம் கோபமூட்ற ஒரு விஷயமாதான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ம நம்ம உடல் வ உடல்நிலை பாக்கும்போது, நம்ம உடல் சோர்ந்துட்டு நம்ம வந்து அந்த எடத்துல உடலும் மனதும் சோர்ந்து போகும்போதான், அந்தப் பவர் நாப்க்கு பவர் அதிகமா இருக்கும்.
ம்ஹ்ம். ஆமா.
இல்லயா! நம்ம இன்னும் ஆழ்ந்த உறக்கத்துல போறது அப்பதான். அந்த நேரத்துல நம்ம திடீர்னு யாராவது கூப்ட்டாங்கன்னா, அது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஒ. கஷ்டமாதான் இருக்கும். சோ அந்த நேரத்துல நம்ம ஏதாவது வந்து பிரதிபலிப்போம். ஏதாவது ஒண்ணு சத்தம் போடுறதோ, இல்ல கோபப்படுறதோ, இல்ல நமக்குக் கஷ்டமா இருந்தா இருக்கும் அந்த நேரத்துல.
<chuckles> அ. இப்ப நெறையப் பேரு பாத்தீங்கன்னா, அ. வேலைக்காக பயணம் தினந்தோறும் மேற்கொள்வாங்க. அப்போ வந்து அதிகாலையில எந்திரிச்சு, சமச்சு வீட்ல எல்லா வேலைகளும் முடிச்சிட்டு அவுங்க பயணிக்கும்போதுதான், அவுங்களுக்கான ஒரு ஓய்வு நேரமா இருக்கும். அந்த நம்ம சொல்ற அந்த சிறு ஓய்வு வந்து அப்ப அவுங்களுக்குக் கெடைக்கும். அ. சில நேரங்கள்ல நம்ம பயணிக்கும்பொழுது, ரொம்ப ஒரு அலுப்பு காரணமா நம்ம வந்து நம்மளேயே அறியாம ஒரு ஓய்வு எடுத்துருவோம். அப்பறம் எந்திரிச்சு பாத்தா, நம்ம எறங்கவேண்டிய நிறுத்தம்கூட கடந்து போயிருக்கும். <chuckles> அந்தமாதிரி எதாவது அனுபவம் உ உங்களுக்கு இருக்கா?
ஆ. ஆமா. <chuckles> அந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு வந்து அவ்வளவா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா வந்து, நான் பயணங்கள் போது, நான் எப்பவுமே வந்து ரொம்ப உஷாரா இருப்பேன். எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். நம்மளுடைய ஸ்டாப்பிங் வந்துருச்சா, வந்துருச்சான்றத நான் பாத்துட்டு பெருமளவிலே நான் தூங்கிடுவேன்னு ஒரு பயம் எனக்கு நெறைய இருக்கும். பயணத்துல, நான் ரொம்ப வந்து கவனமாக இருப்பன்.
ஓ. <laughs> ஆமா. அ நானும் இதே மனநிலைல தான் இருப்பன். இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா என்னன்னா, இரவு நேரம்! அதாவது ஒரு ஊருக்குப் போறோம். இரவு முழுக்க கூட எனக்குத் தூக்கம் வராது. <laughs> அத மாதிரி ஒரு பதட்டம் வந்து, நம்ம மனசுல இருக்கும். இப்போ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்தச் சின்ன ஓய்வு அப்படின்னு நம்ம நெனைச்சு ஒரு படுக்கிறது, நம்மளே அறியாம தூங்குறது. அ முழிச்சு பாத்தா 2 மணி நேரம் போயிருக்கும். ஐய்யயோ! அடுத்தடுத்து எனக்கு இவ்ளோ வேலைகள் இருக்கே, அப்படின்னு ரொம்ப இப் பதட்டமாயிடுவோம். அந்த மாதிரி எதாவது நடந்துருக்கா, உங்களுக்கு?
<laughs> ம். ஆமா. அது, நம்ம வந்து பவர் நேப் எடுத்தாதாங்க நல்லா இருக்கும். அந்த ஒரு 10 மினிட் மேல போச்சுன்னா, எதுவா இருந்தாலும் பிரச்சன தான். நம்ம தினசரி வாழ்க்கையில பாக்கும்போது, <laughs> இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பழைய காலத்துல எல்லாமே பவர் நேப் எடுத்திருக்காங்க. நான் யோசிச்சன். இப்பதான் உக்காந்து யோசிச்சிட்டு இருக்கிறன், நீங்கக் கேட்டபோது! என்னோட தாத்தா, பாட்டி இல்லைனா என்னுடைய உறவினர்கள் நெறைய பேரு, என்ன உக்காந்துட்டே தூங்குவாங்க. இவங்க எப்படிட்ரா உக்காந்துட்டே தூங்குறாங்கன்னு நான் நெறைய யோசிச்சிருக்கிறன் சின்ன வயசுல. ஆனா, அதுதான் பவர் நேப்ங்கிறது எனக்கு இப்போதான் புரியுது.
<laughs> <laughs> ம்ஹ்ம். ஓ. <laughs> அதான்! அதுக்கு வந்து, அவங்க பெயர் வைக்கலை. <laughs>
<laughs> நம்ம பேர் வச்சுட்டோம்.
ஆமா. <laughs> இப்போ நீங்க சொன்ன மாதிரி, அதுவே வந்து தொடர்ந்து அதிக நேரம் ஆயிடுச்சுன்னா, அது பிரச்சனைய தான் குடுக்கும். அப்படி இருக்க காலகட்டத்துல, இப்போ வேலையில இந்த மாதிரி சிலர் வந்து, ஏய்! என்ன இன்னைக்கு தூங்கி வழியறே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சிலர் வந்து அவங்களே அறியாம வந்து தூங்கிடுவாங்க. அந்த மாரி நேரத்துல அலுவலகத்துல இதற்கான ஒரு சிறப்பு இடமும், என்னா இப்போ வேலையிடங்கள்ல நெறைய இடங்கள்ல நான் பாத்துருக்கன். உடம்பு சரியாதவங்க வந்து ஓய்வு எடுக்கிற அறை, அந்த மாதிரியான அறைகள் இப்பல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அப்போ வந்து அதுக்கு தூங்குறதுக்கும் ஏற்ற மாரி, ஓய்வு எடுக்குற மாரியான அறைகள் வைக்க, அ வச்சா நல்லதா? அப்போ வேலை நடக்குமா? உங்க கருத்து என்ன?
ஆமாங்க. ஆமா. ஆமாங்க. ஆங்! நல்ல இதுல என்ன தெரியுன்னு பாத்தீங்கன்னா! அத வந்து மிஸ்யூஸ் பண்றவங்க, நெறைய பேர் இருப்பாங்க. <laughs> இல்லயா? ஒரு ஒரு முதலாளி கிட்ட இருந்து நம்ம எப்படி வந்து தப்பிக்கலாம்? அப்ப வயிறு வலின்னு சொல்லிட்டு போயி வந்து, நம்ம அந்த ஒ ஒறங்குறதுக்கான அந்த அறையில போய் நம்ம வந்து, கொஞ்ச நேரம் படுத்துடுலாமா? அ இல்லைன்னா வந்து ஒரு மீட்டிங்லேந்து நம்ம எப்படி வந்து, வெளிய வந்துடுலாம் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறவங்க, நெறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு மனுஷன் வந்து, ஒரு அறையில போயி, இப்ப இந்த மாரி வந்து ஓய்வு எடுக்கிறான்னு நெனைங்க நெனச்சுக்கங்க. அப்படி எடுக்கும்போது, அவரு ஓய்வு எடுப்பாருன்னு நீங்க நெனைக்கறீங்களா? அவர் ஃபோன தான் கண்டிப்பா எடுப்பாரு.
<laughs> <laughs> ஆமா. ம்ஹ்ம்.
இல்லையா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல.
ஆமா கண்டிப்பா. எல்லாரும் வந்து அந்த நேரம் தனக்கான நேரம் அப்படின்ற மாதிரி மாத்திருவாங்க.
<laughs> அலைபேசி நேரம் தான் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி வந்து யூஸ் ஆயிட்டு இருக்குது.
ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நான் வேலை செஞ்ச அலுவலகத்துல இந்த மாதிரியான ஒரு அறை இருந்தது. அங்க வந்து ஒரு நல்ல ஒரு படுக்கை, அழகான விரிப்புகள் அந்த மாரி வச்சிருப்பாங்க. நமக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல அப்டின்னா, நம்ம போய் ஒரு சின்ன ஓய்வு அங்க எடுத்துட்டு வரலாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்பவுமே நெனைச்சுக்கிட்டேன். நமக்கு இதெல்லாம் பயன்பட போறதில்லன்னு. அ ஆனா எனக்கு ரொம்ப ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போச்சு. எனக்கு மயக்கமே வந்துருச்சு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, வா நீ போய் அங்க ஓய்வு எடுத்துட்டு வா. அதுக்குள்ள உன்னோட ஷிப்ட்டே முடிஞ்சிரும். நீ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறது சரியா இருக்குன்னு. ஆனா அதற்கான அந்த ப்ரோஸிஸர் -கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா அதுவே பெரிய ஒரு வேலையா இருந்துச்சு. நான், எனக்கு அதெல்லாம் விவரிச்சவுடனே நான் சொன்னேன். அப்ப அதுக்கு நான் வேலையையே செஞ்சறேன், ஒரு 30 நிமிஷம் நான் வேலை செஞ்சன்னா நான் வீட்டுக்கே போலாம். அ இதுக்கு இந்த வந்து அறையே வைக்காம இருந்திருக்கலாம் அப்டின்னு.
ஆ. ஓ! ம். ஆமா. <laughs> <laughs> அந்த ப்ரோஸிஜர் நீங்க முடிக்கறதுக்குள்ளே அந்த ஷிப்ட் டைம் முடிஞ்சிரும் இல்லையா?
ஆமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒருத்தவுங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல அப்படின்னா தான் ஓய்வு எடுக்கப்போறாங்க. அதுக்கு நீங்க வந்து இப்படி ஒரு ஒரு பார்ம் ஃபில் பண்ணனும். மேனேஜர் கிட்ட வந்து மெயில் அனுப்பணும். அதுக்கப்புறம் அந்த அறைக்கான சாவிய அங்க போய் வாங்கிட்டு வரணும். அதுக்குள்ள அந்த மயக்கமே வந்து விழுந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
ம். அருமையா சொன்னிங்க. நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இல்லையா? உங்க வாழ்க்கையில அது.
ஆமா அது ஒரு தடவைதான் நடந்தது. ஆனா அது ஒரு நல்ல ஒரு படிப்பினையை குடுத்துச்சு எனக்கு.
உண்மையிலே இப்போ வந்து அந்த அ, ஓய்வுக்கான ஒரு அறை இருக்கிறது இருக்கிறது உண்மையிலே நல்லது. இன்னொரு இன்னொரு இன்னொரு விதத்துல கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நெறைய அ, இந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள் இவங்களை நெறைய பேர் இருக்காங்க இப்போ. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒண்ணுமே இல்லை. இப்போ பாருங்களேன் டெய் டெய்லி இன்சுலின் எடுக்குறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓய்வறை வந்து அ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து அது கண்டிப்பா பயன்படும். அந்த ஓய்வறையில போயிட்டு கொஞ்ச நேரம் ப்ரெஷ்ஷர் அதிகமா இருக்கா? அப்போ அவங்க என்ன பண்ணும்? ஒரு மருத்துவர் யாரையாவது அங்க வச்சிட்டு அதை வந்து செக்கப் பண்ணிட்டு உடனே அந்த ஓய்வறைல போய் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லும்போது ஒ பிரச்சனைகள் ஒண்ணும் இல்லை. இதுக்கு ஃபார்ம் ஃபில் அப் பண்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாதாங்க தெரியுது. <laughs>
ம்ஹ்ம். ஆமா. <laughs> கண்டிப்பா நானும் வந்து என்னோட ஃபீட் பேக் அப்பவே குடுத்தேன். ஆனா நீங்கச் சொல்ற மாரி அது ரொம்ப ஒரு அவசியம், ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கும் பட்டது. அ நெறைய பேருக்கு வந்து அது ஒரு எதிர்பாராத தருணங்கள்ல உபயோகமா இருக்கலாம்.
அ. ஆமாங்க.
ம், இவ்ளோ நேரம் உங்களோட அனுபவங்கள் பவர் நேப் பத்தி நீங்க அதை வந்து எப்படி பயனுள்ளதா ஆக்கிக்கிறீங்க, அ தேவையில்லாத நேரங்கள்ல எப்படி வந்து ஓய்வே எடுக்காம வேலை செய்கிறீங்கன்னு நிறையா விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நேரத்திற்கு நன்றி.
அ. ஆ. நன்றிங்க.